நமக்கு பார்த்தீங்க அப்பிடின்னா, சந்தோசோ, மகிழ்ச்சி இது எல்லாமே மாறி மாறி வரும். அப்பிடி இருக்கும்போது, சில சமயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப துக்கத்தினால, கவலையினால வந்து என்ன பண்ணிடுவோம் அப்பிடின்னா, அந்த தூக்கமே கெட்டு போய்டும்.
ம். கண்டிப்பாங்க.
அப்பிடி கெட்டு போகும்போது, நீங்க என்ன செய்றீங்க? நல்லா ஒரு தூக்கம் தூங்குறதுக்கு.
கண்டிப்பா. ஆ. இது பார்க்கும்போதுங்க தூக்கம் அப்பிடின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பெரும்பாலும் எல்லாத்துக்குமே இந்த வேலை காரணமா பார்த்தீங்கன்னா, தூக்கமே வந்து எல்லாத்துக்குமே, ரொம்ப வந்து இப்ப ரொம்ப கம்மியா போயிட்டுருக்குது. யாருமே வந்து சரியான நேரத்தில வந்து தூங்குறது கிடையாது. கால்ல சீக்கிரமா அதாவது டயத்துக்கு யாரும் எந்திரிக்கிறது கிடையாது. அவுங்களுடைய அ தினசரி வேலைகள்லயே வந்து நிறைய வந்து டைம் எடுத்துக்கிறாங்க பண்ணுறதுக்கு அப்பிடின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆ பெரும்பாலும் வந்து ம் கவலைகள் அப்பிடினும்போது, ஆ எனக்கு நடந்த ஒரு சம்பவத்த பத்தி நான் சொல்ல விரும்புறேன். இதில என்ன அப்பிடின்னா, அம். ஒரு ஒரு நாள் என்னாச்சு அப்பிடின்னா, எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சன. வீட்ல ஒரு பெரிய பிரச்சன ஓடிட்டு இருக்குது. அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அதாவது காசு இல்ல. அந்த காச வந்து ஒரு விஷயத்துக்காக நாங்க ஒரு இடத்துக்கு வந்து கடன குடுக்கணுன்றதுக்காக, அந்த காசு வந்து எங்களுக்கு தேவைப்படுது. அப்ப என்னாச்சு ம் விடிஞ்சா நாங்க அந்த காச வந்து கட்டி ஆகணும். அப்பிடின்றமாரி ஒரு சூழ்நிலையில இவரும் இல்ல. இவரும் வெளில எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு. ஆ ம் பாப்பாங்க எல்லாம் கொண்டு போயிட்டு எங்க அம்மா வீட்ல விட்டுட்டேன் நானு. நான் மட்டும் தான் இருக்கிறேன். எங்க மாமனார், மாமியார் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் என்ன பண்றேன், சரி போய் படுப்போம், படுத்தாதான் காலையில வந்து ஏதாவது பிரச்சனை ஆனாலோ! இல்ல எங்கேயாவது நம்ம பயணம் பண்ணி போணுனாலும் கூட, நம்மளால போக முடியும். அதனால போய் படுக்கலாம், அப்பிடின்னு போயிட்டு நான் படுக்க போறங்க. என்னால என் என் மனச ஒருநிலைப்படுத்தி தூங்கவே முடியல.
ம். ஓ! ம். ஐயோ! ஆமாங்க. ஏன்னா நாளைக்கி பணம் குடுத்தே ஆகணும். இல்லேன்னா, வீட்டுக்கு முன்னாடி நம்மள தப்பா பேசிட்டாங்க. காசுலாம் வாங்க முடியாதவங்கலாம், எதுக்காக திருப்பி வாங்குறீங்க? அந்தமாரிலாம் நம்மள பேசிட்டாங்கன்னா, நம்ம என்னாத்துக்கு ஆவோம். அப்பிடிங்கிற அந்த மனக்கவலை வந்து தூக்கத்த வரவிடாம தடுக்குது. அப்புறம் என்ன பண்ணீங்க?
கொஞ்ச நேரம் ம். ம். கண்டிப்பா. கண்டிப்பா. ம். தடுக்கும். அப்போ என்னாச்சுன்னா, நானும் கண்ண மூடி தூங்கியோ, கண்ண மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க பார்க்குறேன். தியானம் பண்ணி பார்க்குறேன், இப்பிடி நடக்கிறேன், அப்பிடி நடக்கறேன், நல்லா சாப்பிட்றேன். ஆனாலுங்க, என்னால அந்த தூக்கம் தூங்கவே முடியலேங்க. நான் முழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதாவது கண் மூடியிருந்தாலும் சிந்தனை வந்து ஒ அங்க எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு ஒரு சத்தம் கேட்டாலும் கூட டக்குனு கண்ண முழிச்சுட்டு, அந்த என்னன்றத பார்க்கக்கூடிய நிலைமையில, அந்தமாரி ஒரு தூக்கோ இல்லாம இங்கிட்டும், அங்குட்டும் ஒரு ஒரு மனப்போராட்டத்தில நான் இருந்தேன் நானு. அப்புறம் என்ன பண்ணேன் நானு, ம் ஒரு அ அதாவது 10, 10 மணின்றது 11 ஆச்சு. 11லருந்து 12 ஆச்சு. 12ன்றது 1. ஒரு மணிக்கு மேலே எனக்கு ஒண்ணும் தாக்கு பிடிக்க முடியல. நான் என்ன பண்ணேன், சரி நம்ம என்ன பண்லாம், போயிட்டு ஒரு டம்ளர் டீ வச்சு குடிப்போம். டீ வச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நட கொஞ்ச நேரம் வெளியில காற்றோட்டமா கொஞ்ச நேரம் நடந்துட்டு வருவோம் அதாவது நா வீட்டுக்கு முன்னாடியே வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்குது. ரொம்ப தூரன்லாம் எங்கேயும் போகாம, அந்த காம்பவுண்டுக்குள்ளயே கொஞ்ச நேரம் நடப்போம் நம்ம போயிட்டு. கொஞ்சம் மனச கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு வருவோம். எதாவது சிந்தனைய வந்து வேற பக்கம் செலுத்தி பார்ப்போம். இந்தமாரிலாம் எதாவது பண்ணிட்ட பிறகு வந்து தூங்கிப் பார்ப்போன்னு சொல்ட்டு, நான் ஒரு டீ வச்சு குடிச்சுட்டுங்க, அப்பயே எங்க மாமியார் டக்குனு எந்திருச்சுட்டாங்க. "என்னம்மா?" அப்பிடின்னு கேட்டாங்க. ஒன்னும் இல்லேங்க அத்தை. சும்மா இப்ப வந்துர்றேன்னு சொல்லிட்டு, கதவ திறந்துட்டு அந்த பால்கனியிலே கொஞ்ச நேரம் அப்பிடியே காத்தோட்டமா டீய குடிச்சிட்டே நடந்துக்கிட்டுங்க. அ எனக்கு பிடிச்ச சில பாடல்கள்லாம் முணுமுணுத்துக்கிட்டு, அந்த பாடல் வரிகள்ல வந்து என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது. என்னுடைய சிந்த சிறிய வயசு ஞாபகங்கள்லாம் நம்ம எப்பிடி வந்து அம்மா வீட்ல வாழ்ந்தோம். எப்பிடி வளந்தோம். நமக்கு என்னென்னமாரி உணவுகள்லாம் நமக்கு சமைச்சு போட்டாங்க. அப்பிடின்னு அந்த சிந்தனையவே டோட்டலாவே அந்த காசுன்ற சிந்தனையே மறந்து, இந்தமாரி பல சிந்தனைகள் வந்து என்னோட மைண்ட்ல ஓட ஆரம்பிக்க ஆரம்பிக்க அப்பிடியே என் மைண்ட்டு அப்பிடியே லேசாச்சுங்க. லேசான பிறகு அப்பிடியே நான் உள்ள போனேன். அந்த அந்த காற்று அந்த இயற்கையான காற்று, அந்த குளிர்ந்த காற்றுன்னு சொல்லப்போனா, அந்த குளிர்ந்த காற்று அந்த மனச லேசாக்கக்கூடிய சில விஷயங்கள், சில சந்தோஷமான விஷயங்கள், இது எல்லாமே நான் கேட்டு என் மனச அமைதிப்படுத்திக்கிட்டு, வந்து படுத்தா, அந்த 1:00 மணிக்கு மேல தாங்க நல்ல ஒரு தூக்கம் தூங்கினேன். கால்ல ஒரு 7:00 மணிக்கு தாங்க எந்திரிச்சேன் நானு.
சரிங்க. ம். ஓ! பரவாயில்லைங்களே. இப்ப அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலைங்கள, உங்களுக்கு தூக்கத்த கெடுக்கும்போது, நீங்க வேற என்னென்ன வழியெல்லாம் பின்பற்றுவீங்க? ஏதாச்சும் ஒரு டெக்னிக் சொல்ல முடியுமா?
ம். அ. அதுதாங்க, இப்ப எனக்கு என்ன அப்டின்னா, அ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அ தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு, அ தண்ணி குடிச்சுக்கோங்க. ஒரு 7:00 மணிக்லாம் சாப்டுங்க, 7:00 மணிக்கு மேல சாப்டாதீங்க, லைட்டான சாப்பாடு எடுத்துக்கோங்க, இதெல்லாம் நம்ம பண்றோம். எல்லாமே சரிதான், எல்லாருமே படிச்சவங்க தான். இப்ப எல்லாத்துக்குமே வந்து அந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே தெரியுது. அதிகமா வ கழுத்து நிறைய சாப்டக்கூடாது. நைட் வந்து லைட் ஃபுட் தான் எடுத்துக்கணும், தண்ணி நிறையா குடிச்சுக்கணும், தூங்க போறதுக்கு முன்னாடி சில கேப், இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு கேப் இருக்கணும் சாப்பாட்டுக்கும், தூக்கத்துக்கும்லாம் சொல்றாங்க இதெல்லாம் கரெட்‌டு தான். ஆனா தூங்கும்போது "கவலை" அந்த ஒரு விஷயத்த மத் மட்டும் நம்ம எல்லாம் மறந்துறோம். கவலை அது பாட்டுக்கு தான் இருக்கு. அந்த கவலைய வந்து நம்ம எப்டி வந்து போக்கலாம்? அந்த கவலைய வந்து எப்டி வந்து நம்ம வந்துட்டு சரி செய்யலாம்? அத யாரும் நினைக்க மாட்டேன்றாங்க. வெறும் சாப்பாடு மாத்திரம் 7:00 மணிக்கு சாப்புட்டு, அந்த ஏ அந்த 2:00 மணி நேரம் கேப் குடுத்து போய் படுக்க போனா தூக்கம் வந்துருமா? அந்த கவலை நம்ம என்ன பண்றோம்? அப்ப என்ன பண்ணணும் அப்டினா
அதையே பாத்து படுத்ததுக்கு அப்பறம், மேல தான் என்ன பண்ணுவோனா? நமக்கு ஆயிரம் யோசனை யோசன வரும். ஐயோ! நம்ம என்ன பண்ண போறோன்னு தெரியலையே? விடிஞ்சா நாம அதுக்குல்லாம் பதில் சொல்லி ஆகணுமே அப்டின்னு சொல்லிட்டு, நம்ம மத்தபடி வேல பாக்கும்போது கூட, அந்த நினைவுகள் வந்து பாத்தீங்கனா, ஒரு 25% வந்துட்டு போகும். ஆனா நம்ம போய் படுத்ததுக்கப்பறமேல என்ன ஆகும்? முழுசும் நம்ம மண்டக்குள்ள பாத்தீங்க அப்டின்னா 1000 ஓடும். இந்த படம்னா படம் காட்ற மாரி, ஓடுற மாரி ஓடும்.
ஆமா. ம். ம். கண்டிப்பா. அப்டியே ஓடும். கு குடு, குடு, குடுன்னு. ஆமாங்க. அப்
அப்ப, எந்த மாதிரி ஒரு வழிமுறைகள கையாண்டா இத தடுக்கலாம்?
அதுதான் இப்ப என்ன அப்டின்னா, நம்ம வந்து படுக்றதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்லாம் அப்டின்னா, ஒரு ஸ் கண்ண மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த நாட்கள் என்ன நடந்தது? எப்டி அந்த நாட்கள் போச்சு? அந்த கவலைக்கான காரணம் என்ன? அந்த கவலைய விட்டு எப்படி தான் வெளியில வரலாம்? அதுக்கான உத்திகள்லாம் என்னென்ன இருக்குது? நம்ம எதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம்? எதெல்லாம் இன்னும் நம்ம ட்ரை பண்ணல? அப்டின்ற அந்த கண்ண மூடிட்டு ஒரு 10 நிமிஷங்க. இது யாரும் பண்ண மாட்டேன்றாங்க பெரும்பாலும் இப்ப பிற. ஒரு 10 நிமிஷம் கண்ண அதாவது காலையில எந்திச்ச பிறகு தியானம் பண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா? இரவு படுக்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடிட்டு உட்காருங்க. தப்பே கெடையாது அதுல. எங்க அப்பா எங்க இந்த பழக்கத்த வச்சிருக்காருங்க. எங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பத்ல இருந்தாருங்களாம். அவரு சைக்காட்ரிஸ்ட்லாம் போனாருங்களாம், அவரு வந்துட்டு அ எங்க பெரிய பெரிய ஹாஸ்பி ஹாஸ்பிட்டல் போனாங்களாம், டாக்டர்ஸ்லாம் பார்த்தாங்களாம். அப்புறம் கடைசியில சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணாராம் ஒரு மாத்திர ஒண்ணு கொடுத்தாருங்களாம். அந்த மாத்திர போட்ட பெறகு அத தூக்க மாத்திர தூக்க மாத்திர இல்ல. அதாவது உடம்பு வந்து நல்லா வந்து மனநிலைய வந்து சரிப்படுத்ற மாதிரி ஒரு ஒரு மாத்திர ஒண்ணு கொடுத்தாருங்களலாம். அந்த மாத்திரை எங்க அப்பாக்கு போட்டோட்னே என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த மாத்திர போட்டா மட்டும் எங்க அப்பாக்கு உடம்பு நல்லாருக்கும். மாத்திர போடாத நாட்கள்ல மனசு ரொம்ப படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சுருச்சு அவருக்கு. அப்புறம் உடனே அவரு என்ன பண்ட்டாராம், இந்த மாத்திர வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு, ஒடனே இப்போ ஒரு வேற ஒரு டாக்டர்ட்ட போய் காமிச்சுட்டு, அந்த மாத்திரைய மாத்தி வாங்கி எழுதிட்டு வந்துட்டு, அப்பதான் அந்த டாக்டர் சொன்னாராம் நீங்க டெய்லியும் தியானம் பண்ணுங்க. இங்க கூட ஒரு தியானம் பண்ற மடம் இருக்குது. அங்க போங்க நீங்க, தியானம் பண்ணுங்க. மனசுல இருக்றது எல்லாத்தையும் வெளில தள்ளுங்க. மனச லேசாக்குங்கன்னு சொன்னாங்களாம். அப்படின்றபோது எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா காலையிலயும், நைட் படுக்கறதுக்கு முன்னாடியும் 10 நிமிஷம் மனச வந்து ஒருநிலைப்படுத்தி தான் படுப்பாருங்க. அப்போ அதே உத்திய தான் நானும் என்ன சொல்றேன் அப்டின்னா, அந்த கவலைகள், கவலைகளால உங்க தூக்கம் கெடுதா? 10 நிமிஷம் நைட்டு படுக்கும்போது கண்ண மூடிட்டு உட்காருங்க. அந்த கண்ண மூடிட்டு லோ மூடும்போது நமக்கு வரக்கூடிய அந்த நாள் நம்ம என்னென்ன செஞ்சுருக்றோம், நல்லது, கெட்டது, சந்தோஷம், துக்கம், யார திட்டினோம், யார் நம்மள திட்டினாங்க. எல்லாமே நம்ம மனசுக்குள்ள வந்துட்டு போகும். ஒரு விஷயம் ம்.
சரி. தூக்க மாத்திரைங்களா? சரிங்க. ஓ! அப்டி வரம்போது பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம மனசு வந்து தவிக்க ஆரம்பிச்சுருமேங்க. இந்த மாரி பண்ணிர்க்கலாம் அந்த மாரி பண்ணிர்க்கலாம்னு யோசனை வந்து அதிகமாக ஆரம்பிக்குமே?
ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, யோசனை வந்து வராதுங்க. அந்த டைம்‌ல நமக்கு. நமக்கு என்ன ஆகும் அப்பிடின்னா, நம்ம அத யோசிக்கணும், இந்த துக்கம் நமக்கு வந்துருக்கா? இந்த கவல நமக்கு வந்திருக்கா? இந்த கவலைய நம்ம எப்பிடி போக்கலாம். இதற்கான உத்திகள் நம்ம என்னென்ன பயன்படுத்தலாம். எந்த மாரி பண்ணா அந்த கவலை போகும். ஒன்னுமே இல்லேங்க, ஒரு பண, பண கஷ்டமாவே இருக்கட்டுமே! நமக்கு வரக்கூடிய வருமானம் இவ்ளோதான். ஆனா, நமக்கான க செலவு இவ்ளோ இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? அமைதியான நேரத்தில நீங்க கண்ண மூட்டு உட்காந்து பாருங்க! உங்களுக்கு பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்குங்க.
ஓ! அப்பிடிங்களா!
பல கேள்விகளுக்கான விடை வந்து, நீங்க அமைதியான நேரத்தில தான் உங்களுக்கு கிடைக்குமே! நீங்க ஆரவாரமா இருக்கும்போது பாருங்க, கேள்விகளுக்கு மேல கேள்விகள்தான் உங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும்.
நான் வந்து என்ன நினச்சிக்கிட்டேன் அப்பிடின்னா, காலையில தியானம் பண்ணுவாங்க இல்லயா, அதுதான் ஒரு சிறந்த முறைன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனா, சொல்றீங்க இல்லயா! இத கண்டிப்பா வந்து நான் முயற்சி பண்ணி பார்க்குறேங்க. இப்ப பெரியவங்களுக்குலாம் வந்து சில நேரங்கள்ல வந்து தூக்கம் வராம இருக்கும். இப்ப அவுங்கள தூக்க தூங்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் உங்க கையில டிப்ஸ் இருக்குங்களா? அத என்கிட்ட சொல்ல முடியுமா?
ம். ம். ஆ, கண்டிப்பாங்க. இந்த பெரியவங்களா இருந்தாலும், சின்னவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அ அவுங்களுடைய கவலைகள் மறந்து தூங்குறதுக்கு வந்துட்டு, அவுங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதாவது ஒரு பாட்டா இருக்கலாம், இல்லன்னா இப்பலாம் நிறைய, அ வ அ நிறைய பேரு வந்து இசை வந்து இந்த தூங்குறதுக்காவே நிறைய இசை குடுத்துருக்காங்க. அதாவது எங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, உனக்கு தூக்கம் வரலன்னா, அம்மா வந்து என் மேலே வந்து தட்டி விடுவாங்க. ஆ என்னோட அம்மா அவுங்க நான் பட் படுக்கையில படுத்திருக்கும்போது, என்னுடைய இந்த ஷோல்டர வந்து எங்க அம்மா தட்டி விடுவாங்க தட்டு
ஆமாங்க, ஆமாங்க. எனக்கும் ஞாபகம் இருக்குங்க. எங்க அம்மாவும் அன்புக்காக, ஆசைக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தட்டிக் குடுப்பாங்க.
ஆமா. அப்ப எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தட்றேன் அந்த சத்தத்த கேட்டுட்டே தூங்கு அப்பிடின்னு சொல்வாங்க. உண்மையாலுமேங்க அந்த தட் அந்த சத்தத்த வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கேட்போம். 2வது கேட்போம், 3வது கேட்போம், 4வது லைட்டா கேட்கும். 5வது அப்பிடியே தூங்கிருவோம் நம்ம.
ஆமாங்க. அது வந்து என்ன ஆகும் அப்பிடி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ப அந்த இடத்தில வந்து சவுண்ட்‌ கேக்கணுமே அப்பிடின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு நிலைப்படுத்துறோம் மனச. அப்பிடி மனச ஒருநிலைப்படுத்தம்போது பார்த்தீங்க அப்பிடின்னா, அந்த சத்தத்தில வந்து நம்ம என்ன பண்ணோம்ணா, ஆழ்ந்து தூங்கிங்றோங்க. ரொம்ப அழகா சரியா சொன்னீங்க.
கண்டிப்பாங்க. அப்போ இது என்னான்னா, டாக்டர்ஸே என்ன சொல்றாங்கன்னா, "உங்களுக்கு தூக்கம் வரலையா? கவலையால தூக்கம் வரலையா? நீங்க ஸ்ட்ரெஸா ஃபீல் பண்ணுறீங்களா? மனச ஒருநிலைப்படுத்திட்டு படுங்க. அப்பயும் தூக்கம் வரல ஒருமாரி மனசு கஷ்டமா இருக்குன்னா, பிடிச்ச பாட்டு ஏதாவது கேளுங்க. பிடிச்ச பாட்ட நீங்க கூட முணுமுணுங்க. முணுமுணுத்துட்டே தூங்குங்க. பிடிச்ச கதைகள வந்து நினைவுபடுத்தி பாருங்க. இந்த கதையில என்ன வந்துச்சு? எப்படி இருந்துச்சுன்னு நெனைச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச சந்தோஷமான விஷயங்கள வந்து நினைவு கூர்ந்துக்கோங்க படுத்துக்கிட்டு, "அப்படின்னு அவரு சொல்றாருங்க. இன்னும் சில பேர் என்னா சொல்றாங்கன்னா, ம் இந்த அ எதாவது ஒரு பாடல க் போட்டுவிட்டு அந்த பாடலோட வரிய வந்து நம்ம கேட்கணுமாம்.
ஓ!
அந்த பாடலோட வரிய வந்து நம்ம உன்னிப்பா கேட்க, கேட்க, கேட்க, கேட்க என்னாகுமா, அது மனச அப்படியே மென் அப்படியே வருடிக் குடுக்குறமாரி இருக்கும்ங்லாம் நமக்கு. அந்த வருடி குடுக்குறதுலே அப்படியே நமக்கு ஒரு தூக்கம் வந்துருமாம் நமக்கு. அந்த குழப்பம் எல்லாம் ன் நீங்கி நமக்கு ஒரு அதான் நம்ம அந்த பாடல வந்து உன்னிப்பா கேட்க ஆரம்பிக்கும்போது, இந்த பக்கம் இருக்கிற கவலை நமக்கு மறந்து போயிரும் நமக்கு.
ரொம்ப அ
ஆனா, அவரு அப்பிடின்னா கவலைய தூண்டி விடறமாரி பாட்டு கேட்கக்கூடாது.
அது சரி. அது இதுதாங்க நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும். "அந்த மாதிரிலாம் கவலை தூண்டுறமாரி கேட்கக்கூடாது" அப்பிடிங்கிறத முதல்லே சொல்லியிருக்கணும் நீங்க. கடைசியா சொல்றீங்க. நான் என்ன நெனைச்சேன் அதுதான் இப்ப நான் கேட்க வந்தேன். எந்தமாரிங்க பாடல் கேட்குறது? மிக நம்மளோட மனநிலைமைக்கு ஏத்தாப்ல பாடல் கேட்கிறதா? அப்படி இல்லன்னா, நமக்கு வந்து சந்தோஷம் அளிக்கக்கூடிய அளவுக்கு பாடல் கேட்கணுமான்னு கேட்க வந்தேன். நீங்களே ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நல்லது. டிப்ஸ் சொல்லும்போது இந்தமாரி முன்னாடியே சொல்லிட்ணுங்க. நான் என்ன எந்த பாட்டு சோகமான பாடல்லாம் கேட்கணுமோ? அப்பிடின்னு நெனச்சிட்டு இருந்தேங்க.
<laughs> ஆமா. ம். ம் ம். கண்டிப்பாங்க. அங்கே ஏற்கனவே மனசு பாரமா இருக்குது. இதில சோக பாட்ட வேற கேட்டு, இன்னும் நம்ம மனச பாரமாக்குறதுக்கு கூடாதுங்க. நம்ம ரொம்ப ம் லைட்டான சாங்ஸ் கேட்கணும். மனச வந்து வருடுறமாரி. இப்ப வீட்டுக்காருக்கும், நமக்கும் சண்டையா? ஒரு ரொமான்ஸ் சாங் கேளுங்க. <laughs> ஆமா. ரொமான்ஸ் சாங் கேளுங்க. ஒரு ஒரு ஒ ஒ ஒரு ஒரு தனிமைய விரும்புறீங்களா? ஒரு ஒரு இயற்கையான ஒரு நேச்சர் பத்தியான ஒரு பாட்ட கேளுங்க. இந்தமாரி பாடல்கள்லாம் கேட்கும்போது முக்கியமா லைட் மியூசிக்ஸ் வந்து நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்கள்ல தூக்கம் வந்து நம்ம அம்மாவோட தாலாட்டுக்கு ஈடா, அப்படியே நம்மள தாலாட்டி நம்மள தூங்க வச்சுருங்க.
ம். நல்லாயிருக்குங்க. அழகா இருக்குங்க. அ. ஆமாங்க. அப்பல்லாம் நம்மள தூங்க வைக்கிறதே அந்த தாலாட்டு பாட்டுதானங்க. அந்த தாலாட்டு பாட்ட கேட்டுட்டே ஆறாரோ! ஆரிறாரோ! அப்பிடின்னு சொல்லிட்டு அம்மா நமக்கு ஆரம்பிக்கும்போதே, நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சுருவோம் அப்பிடின்னா துரு, துரு, துரு, துருன்னு தொட்டிக்குள்ள முழிச்சிட்டு இருக்க குழந்தைங்க எல்லாம், என்ன பண்ண ஆரம்பிக்கும், அத போட்டு ஆட்டுற ஆட்ல அந்த பாட்டுக்கும் அப்பிடியே சொகமா அந்த காத்தோட அப்படியே ஊஞ்சல்ல ஆடி, அப்படியே கண்ணு சொருவி, அதுங்களுக்கே தெரியாம "நான் தூங்க மாட்டேன்" அப்படி சொல்லி இருக்கிற குழந்தைங்க கூட என்ன பண்ணிடும் அப்படின்னா, அப்படியே கண்ணு சொருவி தூங்கிடுங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த கவலைகள போக்குறதுக்கு, அந்த கவலையால தூக்கம் கெடும்போது என்னெல்லாம் நீங்க பண்ணீங்க, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க முடிய என்னென்ன பண்ணணும் அப்பிடிங்கிற விளக்கத்த ரொம்ப அழகா, சரியா குடுத்தீங்க. உங்கள்ட்ட பேசியதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
கண்டிப்பா, கண்டிப்பா. ம் ம். தூங்க ஆரம்பிச்சிரும். ம். கண்டிப்பாங்க. நன்றிங்க.